ஐயோ! அ அதெல்லாம் வந்து தப்பு தானேங்க. என்னது என்னதான் இருந்தாலும், அத்தன பேருக்கு முன்னாடி வந்து ஒரு சபை, சபை நாகரீகம்னு ஒண்ணு இருக்கு. அதில வந்து தன்ன தண்ணியும் அடிச்சுட்டு, இந்த மாரி பிரச்சனையும் பண்ணியிருக்கிறாருன்னா, அவர கேள்வி கேட்காம விட்டதே தப்புதாங்க.
ம். எப்டி இருக்கும், ம். கண்டிப்பா. யாருமே கேக்கலங்க. எங்க அம்மா நிக்குகிறாங்க, எங்க அம்மா கூட போய் கேட்கல. ஆ, இப்ப வரையும் அந்த உறவு வந்து அப்டியேதாங்க இருக்கு. நான் ஏன் சொல்ல வரேன்னா, அந்த மன்னிப்பு கேட்டிருந்தா பாத்தீங்கன்னா, செயல் மாற்றம் வந்திருக்கும். மன்னிப்பு கேட்ட தானே வரும் மாற்றம்? மன்னிப்பு கேக்கலேனா?
புரியுது. ஆமாங்க.
இப்ப வரையும் யாரும் பேசரதுல்ல, விரிசலாவே இருக்குங்க. இன்னு வரையும் எங்க அம்மாவும் வரல. இ இவரும் போகக்கூடாதுன்ட்டாரு, நானும் போகறதில்ல, அவுங்களும் வர்றதில்ல. அ "நான் எவ்வளோ, எத்தனை லட்சம் செலவு பண்ணி, நான் அந்த சபைய நான் கூட்டி, நான் மக்களை வந்து அ கூட்டி, நான் வந்து ஒரு விசேஷம் வைக்கும்போது, இவன் வந்து நடுவுல வந்து இப்டி பண்ணிட்டானே! இத யாராவது உங்க அம்மா கேட்டுருக்கலாம், உங்க அண்ணன் கேட்டுருக்கலாம், இல்ல அந்த பொண்ணாவது கேட்டுருக்கலாம்." அப்ப இதெல்லாம் இது யாருமே கேட்காதம்போது, நம்ம திரும்ப போய் பேசினா, திரும்ப இவிங்க என்ன அசிங்கப்படுத்தினாலும், இவிங்க நம்மகிட்ட தேடி வருவாங்கன்னு ஒருத்தம் ஒரு ஒரு பேர் வந்துரும்.
ஆமா. அது விரிசல் விரிசலாவே போய்க்கிட்டே இருக்கு. ஆமா. அதாவது, இன்னும் இந்த விஷயத்தில நீங்க ஏதாவது இடைப்பட்டிருந்தீங்கன்னா, உங்களுக்கு தான் பிரச்சன, பாக்கில இருக பாக்கி இருக்கிறவங்கலாம் சரியாத்தான் இருக்காங்கங்கிற மாரி ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுரும்.
ம். கண்டிப்பா. இப்ப வரையும் கேக்கலங்க. அது அப்டியே போயிட்டு இருக்கு. நான் தான்
வேணா பாருங்க, அவர வந்து கொஞ்சம் மன்னிச்சு பாருங்க. நீங்களே ஒருபடி இறங்கி போய், அவர் கிட்ட போயிட்டு, எல்லா நடந்ததெல்லாம் நடந்துச்சு பாருங்களேன்.
இல்லங்க. இறங்கி அவர வர மாட்டாராம். அதாவது என்னன்னா, தப்பு எங்க மேலே கெடையாது. நாங்க கரெக்ட்டாதான் இருக்கோம். நீங்க உங்க கண்ணோட்டம் தப்புன்டிங்க. அப்பறம் எப்டிங்க பேச முடியும்?